கண்டிப்பாங்க. தூங்குறதுக்கு 2:00 மணி நேரம் முன்னாடியே நாங்க வந்து சாப்பிட்டுடுவோம். இப்போலாம் வந்து ஏர்லி டின்னர் தான் வந்துட்டு நல்லது அப்பிடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 7:00 மணிக்கு முன்னாடியே சாப்டுடணும் அப்பிடின்ட்டு. நாங்க வந்து ஒரு 10:00 மணிக்கு தூங்கப் போவோம், முக்கியமாக குழந்தைங்க வந்து 10:00 மணிக்கு தூங்குவாங்க. அதனால நாங்க வந்து எங்க டின்னர வந்து ஒரு 7:30 டூ 8:00 க்குள்ளே நாங்க வந்து முடிச்சிடுவோங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னாக்கா, நானு காலையில ஏதாச்சும் சாம்பார் வச்சுருந்தேனா, அதே தான் வச்சுப்போம். அதுக்கு வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி பண்ணிப்போம். ஆ நான் டைம் இருந்துச்சுன்னா இடியாப்பம் இந்தமாதிரி ஆவியில வெந்ததா தாங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எடுப்போம். ரொம்ப பரோட்டா இந்த மாதிரிலாம் நாங்க வந்து சாப்பிடவே மாட்டோம். ரொம்ப எண்ணெய் அ தேவைப்படுற மாதிரியான உணவு வகைகள் நாங்க வந்து இரவு நேரங்கள்ல வந்து தவிர்த்துருவோம். அதேபோல வந்து ரொம்ப நான்வெஜ் ஐட்டமும் வந்து இரவு நேரங்கள்ல எடுத்துக்க மாட்டோம். முக்கியமா இந்த சிக்கன், மட்டன்லாம். அது சில டைம் என் குழந்தைங்களுக்கு நைட்டு சாப்பிட்டோன்னா, செரிமானப் பிரச்சனை வர்றதுனால, அத வந்து நைட்டு டைம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிப்போம். மார்னிங் லன்ச் அந்த மாதிரி நாங்க வந்து யூஸ் பண்ணிப்போம். அது முடிச்சுட்டு தூக்கம் வந் அ தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து குழந்தைங்களுக்கு 1 கிளாஸ் பால் மட்டும் நான் கொடுப்பேன். வளர்கிற பிள்ளைகள் அப்பிடின்றதனால பால் வந்துட்டு குடுப்பேன். அது கொஞ்சம் தூக்கத்துக்கும் ஒரு நல்ல வார்ம்மா இருக்கும்போது தூக்கத்துக்கும் அது வந்து உதவி செய்யுது அப்பிடின்றதுனால, அது வந்துட்டு கொடுப்பேன். அப்புறம் கண்டிப்பா வந்து குழந்தைங்கள 8:00 மணி நேரம் அவுங்க தூங்குறாங்களான்னு நான் பார்த்துப்பேன். ஆ, 8:00 மணி நேரம் உறக்கம் அ அட்லீஸ்ட் ஒரு 6:00 மணி நேரம் உறக்கம் இருந்தா தான் நம்மளோட உடலும் வந்துட்டு அதுவும் ரீபூட் ஆவுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆ, அதேபோல நம்ம நானும் என்னால வந்து அட்லீஸ்ட் ஒரு 6:00 மணி நேரமாச்சும் நான் தூங்குறமாரி என்னை பார்த்துப்பேன். குழந்தைங்கள 8:00 மணி நேரம் தூங்குற மாதிரி வந்துட்டு பார்த்துப்பேங்க.
சரி. ஆமா. சரி. புரியுது. சரி. சரி. உண்மை தாங்க. சரி. ஆமா. உண்மைங்க. சரியா சொன்னீங்க. இரவுல நீங்க படுக்க போம்போது ஏதாவது தியானம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கைபேசி எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு படுக்க முன்னாடி அந்த மாரிலாம் பண்ணிட்டு படுப் படுப்போம். அந்தமாரி எதாவது உங்களுக்கு பழக்கம்?